நம்ம எத்தனையோ சுய முடிவுகள வந்துட்டு நம்மளுடைய வாழ்க்கையில எடுப்போம். ஆனா வந்து, அ அது சில நேரம் நம்மளுடைய உன உறவினர்களுக்கோ! இல்ல, குடும்பத்தாருக்கோ! சில கருத்து வேறுபாடுகள உண்டாக்கக்கூடியதா இருக்கலாம். அந்த மாதிரி குடும்பம் உங்கள கட்டுப்படுத்த முயன்றபோது, நீங்க எப்படி வந்துட்டு உங்களுடைய சுய முடிவுகள எடுத்தீங்க? உங்களோட கருத்துக்கள பகிர்ந்துக்கோங்க.
ம். நிச்சயமா சொல்றேன். <clears throat> <grunts> இதுக்கு பாத்தீங்கன்னா, ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி நான் படிச்சு முடிச்சேன், இளங்கலை பட்டம். பொறியியல் கல்லூரியில படிச்சுட்டு, அப்பதான் வெளிய வந்தேன். வெளிய வந்தோன்னே வீட்டுக்கு போவோம் இல்லையா? நாம எல்லாரும் நான் விடுதியில தங்கியிருந்தேன். அந்த மாரி நான் வீட்டுக்குப் போறேன். "இந்த மாரி பட்டம் முடிஞ்சிருச்சு." அப்படின்னு சொல்லிட்டு நான் போறேன். அங்க பாத்தீங்கன்னா, வீட்ல இருக்கேன். <clears throat> தொடர்ந்து வந்து அந்த கேப்பாங்க இல்லையா? அடுத்து எப்ப வேலைக்கு போறோம், இல்ல வந்து, "என்ன பண்ண போற?" அந்த மாரி கேள்விகள்லாம் வருது. நான் சொல்றேன், "இந்த மாரி நான் வந்து அ நெறைய நிறுவனங்கள்ல வந்து நேர்காணலுக்கு போய்ட்டு வந்துருக்கேன். ஆனா அவங்க முடிவெடுக்க சொல்றக்கு ஒரு 1லிருந்து 2 மாசம் ஆகும். இன்னும் நெறைய நிறுவனங்களுக்கு விண்ணப்பிக்கணும்." அப்படின்னு நான் சொல்றேன். எங்க அப்பா வந்து <clears throat> அத கேக்காம, "இல்லல்ல. நீ இந்த வாரமே வேலைக்கு போணும்." அப்படின்னாரு. எனக்கு, "என்ன சொல்றது?" அப்படின்னு சொல்ட்டு தெரியல. அப்போ ஏன்னா, என் குடும்ப சூழ்நிலை. அவரு வேலைக்கு போல.
சரிங்க, சரிங்க. சரிங்க. சரிங்க. சரிங்க. ஆமாமா. சரிங்க. சரி. சரிங்க. சரிங்க. அவுங்க வேலைக்கு போவணும்னு சொல்றது வந்து இப்போ, உங்களோட குடும்ப பொருளாதாரத்த நீங்க வேலைக்கு போனா தான் அத கொஞ்சம் தூக்கி வக்கிற மாதிரியோ! இல்ல வந்து, "உங்களோட தம்பி, அக்கா, தங்கைகளுக்கு கல்யாணம் பண்ணணும். அப்போ நீயும் வேல பாத்தாதான், இத செய்ய முடியும்." இந்த மாதிரி. இல்லனா ஏதாச்சும் கடன் இருந்தனால, அ அப்போ நீங்க ஒடனே வேலைக்கு போனா தான் உங்களுடைய குடும்ப பொருளாதாரத்த உயர்த்த முடியும். அப்படி போன்ற சூழ்நிலைகள் இருந்ததால, உங்க அப்பா சொன்னாரா? இல்ல எந்த காரணத்துக்காக சொன்னாரு?
அவர் வந்து வேலைக்கு போலங்க. அவர் ஒரு 4, 5 வருடமா வேலைக்கிப் போல. நகையெல்லாம் அடமானத்தில இருக்கு. அப்டிங்கிறனாலயோ என் தங்கச்சிக பள்ளியில படிச்சுக்கிட்டுருக்காங்க. அதனால, அவர் வந்து அதுக்கு பதிலா என்னைய போ போ போ போ அப்டின்னு சொல்லிட்டு ஒருமாரி கொண்டு போயி, இந்த ஆசிரியர் பணியிருக்கும் சரிங்களா! இப்போ பொறியியல் கல்லூரியில உதவி பேராசிரியர் பணியிருக்கும் பாத்தீங்களா! அது வந்து அப்ளே பண்ண வச்சு நானும் சரி வேற வழி இல்லாம, இவர் டார்ச்சர் தாங்கமுடியல அப்டின்னு சொல்ட்டு போயி
சரிங்க. சரிங்க. ஆமா. ஆமாமாமா.
சேர்ந்துட்டேன். சரிங்களா? அதில பார்த்தீங்கன்னா, ஊதியம் அப்டிங்கிறது மிகவும் குறைவுதான். நான் சொன்னமாரியே அங்க சேர்ந்த ஒரு 3 மாசத்தில பார்த்தீங்கன்னா, எனக்கு வேற நிறுவனங்கள்லருந்து வந்து சேர சொல்லி அழைப்பு வந்தது. நிறையா நேர்காணல் தேர்வுக்கும் வந்தது. நிறையா வேலைக்கும் வந்தது. ஆனா, என்ன பிரச்சனையின்னா, நான் சேர்ந்த நிறுவனத்தில வந்து 2 வருட ஒப்பந்தம் இருக்கும். அத வந்து ஒப்பந்தத்த ஒடச்சு, நம்ம வெளிய வரணும் அப்டின்னா, அத பிரேக் பண்ணி வரணும் அப்டின்னா, 3 மாத சம்பளம் வந்து கட்டணும். அப்டினாதான் வெளிய வர விடுவாங்க. அந்த இதுல
சரிங்க. சரி. ஆ ஆமா. சரிங்க. ம். ஓ! சரி, சரி, சரிங்க.
அது அப்போதைய காலகட்டத்துல அவ்ளோ பணம் என்கிட்ட இல்ல அப்டிங்கிறனால, வேற வேலை இல்லாம, வேற என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அதுலே வேலைய தொடர்றமாரி ஆயிப்போச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, குடும்பம் வந்து என்னைய தான் கட்டுப்படுத்திட்டாங்க. அப்டித்தான் சொல்லணும். ஆனா, வந்து அது என் வாழ்க்கைய பாதிச்சுதானா, ரொம்ப நல்லாவே பாதிச்சது. ஏன்னா, இப்ப வந்து நம்ம ஒரு நிறுவனத்தில போய் வேல பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். <clears throat> அங்க வந்து ஒரு ஊதிய உயர்வுங்கிறது வருடம், வருடம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஒரு 3 லிருந்து 4 வருடம் அனுபவம் வந்துருச்சுனா, நாம் ஒரு 40000, 50000 ரொம்ப எளிதா போயிர்லாம். அந்த இதுல. ஆனா, வந்து இந்த ஆசிரியர் பணியில பார்த்தீங்கன்னா நீங்க கேள்விப்பட்ருக்கீங்களா? அதுக்கு பெருசா ஊதியமே குடுக்க மாட்டாங்க. ஓரளவு நல்ல ஊதியம்லாம் இருக்காது. எந்த இதிலயுமே.
ஆ. சரிங்க. கண்டிப்பா. நானே ஆசிரியரா தான் இருக்கேன். எனக்கே தெரியும் சொல்லுங்க.
<laughs> ஆ அப்ப உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எனக்கு வந்து அங்க ஒரு 14000, 15000 தான் குடுத்தாங்க. அப்புறம் வந்து திரும்ப அங்கருந்து வெளியே வர என்ன சொல்றாங்க, முதுகலைப் பட்டம் முடிக்கணும். முதுகலைப் பட்டம் முடிச்சாதான் நீங்க, அடுத்து தொடர முடியும். அப்டிங்கிறாங்க. சரின்னு அதையும் அந்த அந்தான்னு உருண்டு, அத முடிச்சிட்டேன்.
ஆமா. சரிங்க. சரிங்க. ம். சரிங்க.
அ அத முடிச்சுட்டு, நான் அப்பவந்து ஒரு வேலைக்காக காத்துருக்கேன். மறுபடியும் ஒரு ஆ 3 மாசம் ஆகுது. ஏன்னா, அந்த எம்இல கடைசி ஒரு ஒரு மாசம் பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு 6 மாதம் ப்ராஜெக்ட்ல இருக்கும். அப்புறம் எனக்கு ஒரு சின்ன விபத்து ஏற்பட்டனால, என்னால வேலைக்கு போ முடியல. அப்பயும் திரும்ப வந்துட்டு அவரு இருந்துகிட்டு, அப்ப அவரு வேலைக்கி போய்க்கிட்டு இருக்காரு, இருந்தாலும் என்கிட்ட வந்து நீயும் வேலைக்கு போ வேலைக்கு போஅ, ப்டின்னாரு. ஆனா, எனக்கு முன்னாடியே வந்து இதா இவுங்க இப்பிடித்தான வேலைக்கு போ! லைக்குபோன்னு டார்ச்சர் பண்ணி, எதோ ஒரு வேலைக்கு போயி, அது வேறமாரி போச்சு. அதனால இந்த முற நான் என்ன சொன்னன்னா, 6 மாசம் ஆகும் அப்டின்னே. உடனே அவுங்க அப்டியே அதிர்ச்சியாகிட்டாங்க. 6 மாசமா? 6 மாசம் வீட்ல இருப்பியா? அப்டின்னாங்க.
சரிங்க. சரிங்க. ம். சரி, சரி, ஆ.
நான் சொன்னேன். நான் டென்ஷன் ஆயி கத்தல. ஏன்னா, இந்த இடத்தில நான் வந்து கோபமடஞ்சு கத்துனேன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப வந்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்டிங்கிறத வந்து அவுங்க கேட்க மாட்டாங்க. அதனால நான் ரொம்ப பொறுமையா ம் என்ன சொன்னேன் அப்டின்னா, 6 மாதம் கழிச்சு போனா, ஒரு நல்ல ஊதியத்துக்கு போ முடியும். இப்பயே போனேன் அப்டின்னா வந்து, ஏதாவது ரொம்ப கம்மியா தான் இருக்கும். முன்னமாரி ஏன்னா, இப்ப எம்.இயும் முடிக்கல. எல்லா கல்லூரிகள்லயும் இப்ப வந்து முதுகலை பட்டம் முடித்தவங்கள மட்டுந்தான் எடுக்கிறாங்க. முன்னமாரி சூழ்நிலை இல்ல. அப்டிங்கிறத சொன்னவுன, அப்டியே தஸ் புஸ்ஸூனாங்க. அப்புறம் போயிட்டாங்க. சரி அப்டின்ட்டு அப்புறம் நான் அதுக்கு அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா, சென்னையில இருக்க ஒரு கல்லூரிக்கு வந்து, நேர்காணலுக்காக நான் போறேன், அந்த இதுக்கு. வேல கிடச்சிருச்சு ஆ வேல கிடைச்சிருச்சு அப்டின்ட்டு, திரும்ப வீட்டுக்கு வந்டேன். சரி அதுக்கு முன்னாடி அவுங்க சேர சொன்ன அ அதாவது ஒரு மாசத்துல 16 ஆவது நாளோ, 17 ஆவது நாளோ! வந்து சேர சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஒரு 10 நாள் முன்னாடி நான் தங்கிறக்கு அரை பார்க்கிறக்கு போறேன். அங்க நான் தங்கணும் இல்லேங்களா? சென்னையில. அ அதுக்காக போறேன் என் நண்பரும், நானும் போயி தேடிக்கிட்டுருக்கேன். அப்போ வந்து வீட்ல இருந்து எங்க அம்மா அழைக்கிறாங்க. அழைச்சுட்டு, என்ன எங்க எந்த விடுதியில தங்க போற. அப்டின்னு என்ட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன், விடுதியிலலாம் நான் தங்கல. நான் வந்து இந்தமாரி ஒரு <clears throat> தனியா ஒரு சின்ன வீடோ! அப்டி இல்லன்னா, 1 ரூம் கிச்சனு. அதாவது ஒரு ரூமு, ஒரு சமையல் கட்டு மட்டும் இருக்கும். அட்டாச்சுடு பாத்ரூம்.
ஆமா. ம். ஆ. ஆமா. ம். ஆ, சரி. சரிங்க. சரி. சரிங்க. ஆமாமா, ஆமா. ஓ. சரி. ஆமாமாமா. உங்களுக்கு சென்னையில கிடைத்த வேலையிலயாச்சும் ஒரு நல்ல ஊதியம் இருந்துச்சுங்களா? உங்களுக்கு திருப்தியா இருந்துச்சுங்களா?
இல்ல அப்போதைக்கு அது பரவால்ல. ஒரு 30,000 குடுத்தாங்க. ஆரம்ப ஊதியமா. அந்த இது. அதுக்கு முன்னாடி முடிய நாம வெறும் 15000மோ 16000மோ பார்த்துக்குட்டு <chuckles> இருந்தனால, அது பரவால்லை அப்டிங்கற ஒரு மனநிலைக்கு என்னை நானே தேத்திக்கிட்டேன், <chuckles> அந்த கட்டத்தில. அப்புறம் அங்க பார்த்தீங்க அப்டின்னா, அந்த அறை எடுத்ததில இல்ல. நீ தனியா அறை எடுக்கக்கூடாது அப்டின்னு. ஏன் என்ன ஆச்சு? அப்படீன்னா இல்ல நீ தனியா அறை எடுத்தன்னா, அதுக்கு வந்து வாடகை அதிகமா வரும். அது எங்கள பாதிக்கும் அப்டின்னாங்க. நான் சொன்னேன் எனக்கு 28 வயசாயிருச்சு. அப்போ நான் சென்னை போறப்போ எனக்கு 28 ஆயிருச்சு, சரிங்களா? நான் சொல்றேன், எனக்கு இந்த மாதிரி 28 வயசாயிருச்சு இதுக்கப்புறமும் ஆடவர் விடுதியில போய் தங்கி, அங்க முன்னபின்ன தெரியாதவங்க கூட இருந்து, அப்புறம் வந்து அதில ஏதாது நமக்கு பிரச்சனை வரும் நிச்சயமா! மூ அங்க சென்னையில எப்டின்னா, ஒரு சின்ன அறையில வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர், 4 பேரோ, போட்ருப்பாங்க கட்டில்னு.
சரிங்கன்னா, சரிங். சரிங்க. சரி, சரி, ஆ. சரிங்க. ம். ம். ஆமாமா, ஆமா.
போட்டு அதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ரூ.6000 6500 வான்னு வாங்குவாங்க. நான் சொன்னேன், அதுக்கு நான் தனியா 1 அறை எடுத்தேன்னா ஒரு ரூ.4000 தான் ஆகும். அது இல்லாம சாப்பாட்டு செலவுக்கு எப்டியும் ஒரு ரூ.5 ஆகும். இதில என்ன இருக்குன்னா, அது செலவு ஆகுதுல்ல? அப்டின்னாங்க. நான் சொன்னேன் அது
சரிங்க. நீங்க வந்து வீட்டுக்கு இவ்வளவு காசு குடுக்கணும் அப்படீன்ற நிபந்தனை இருந்ததுச்சுங்ளா?
ஆமாமா. அவங்க வந்து நிபந்தனை இருக்கு எப்டினாலும், நான்தான் என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சேன். அவங்கள நாங்க தான் படிக்க வச்சேன். எங்க அப்பா சம்பாரிச்சாலும், அவரு இந்த பெரிய செலவுகள்லாம் ஒண்ணும் எ எடுத்துக்க மாட்டாரு. அப்ப எங்க அம்மாக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைனாலும், அதுக்கும் நான் தான் பணம் செலுத்தி ஆகணும். அப்டிங்கிற சூழ்நிலை. சூழ்நிலை இருந்தாலும் நமக்குன்னு கொஞ்சம் வாழ்வில் ஏதாவது ஒரு நல்ல முறையில இருக்கணும் இல்லைங்களா? நான் பார்த்த வீடு ஒண்ணும் ரொம்ப ஆடம்பரமாவோ, அந்த மாரிலாம் இல்ல. நான் பார்த்த வீட்டோட வாடகை வெறும் <chuckles> 3500 தான். அதுக்கே வந்து தைய தக்க, <chuckles> தையத்தக்க அப்டின்னு சொல்லிட்டு குதிச்சாங்க. அப்புறம் நான் ஒண்ணும் சொல்லல. சரி நான் வந்து விடுதியே போறேன்.
ம். ம்ஹ்ம். சரிங்க. ஆமாமா. ம். சரிங்க. அப்போ நீங்க உங்க முடிவுல உறுதியா இருந்தீங்களா? இல்ல அப்பயும் உங்க குடும்பத்தார் முடிவு தான் கட்டுப்படுத்துச்சுங்ளா?
இல்ல, இல்ல, அவங்க முடிவெல்லாம் கட்டுப்படுத்தல. நான் சரி நான் பாத்துட்டு சொல்றேன். அப்டின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு அட்வான்ஸே குடுத்துட்டு போய்டேன். அட்வான்ஸே ஒரு முன்தொகை மட்டும் குடுத்துட்டு ரூ.3500 க்கு தனியா 2 வது மாடியில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒ 1 ரூம் கிட்சன் வந்து இருந்தது. அதுக்கு ஒரு முன்பணம் மட்டும் செலுத்திட்டு. நான் ஊருக்கு போய்டேன். அவங்க கேட்டாங்க. கேட்டப்ப தனியா தான் பார்த்துருக்கேன் அப்டின்னாங்க. மறுபடியும் எல்லாம் கத்த ஆரம்பிச்சாங்க. அப்ப இந்த மாரி கத்துறாங்க பார்த்தீங்களா? அந்த இடத்தில வந்து அது அவங்களுடைய ஒரு வெறுப்புதான் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறான் அப்டின்னு. நான் ரொம்ப தெளிவா பொறுமையா சொன்னேன் நீங்க வந்து இங்க உட்காந்துருக்கீங்க, ஊர்ல. நான் தான் சென்னையில போய் வீடு பார்த்தது 3000மோ 4000மோ அத அலஞ்சு பார்த்தது நான். அந்த சூழ்நிலைக்கு அங்க தங்குறதுக்கு எது சிறப்பா இருக்கும்ன்னு நான் தான் முடிவெடுக்க முடியும். இல்ல உங்களுக்கு வந்து நான் விடுதியில தான் தங்கணும்னா, நீங்க வாங்க எங்க அம்மா ரொம்ப சுத்தம் பாப்பாங்க பயங்கரமா சுத்தம் பாப்பாங்க. <chuckles> நான் என்ன சொன்னேன்னா, நான் வேணா அந்த விடுதிக்கு உங்கள கூட்டு போறேன். அந்த விடுதி மனுஷன் தங்கற மாரி இருக்கான்னு நீங்க பாருங்க. நீங்க சரின்னு சொன்னா நான் வேனா போய் அங்க தங்குறேன் அப்படின்னு அந்த இடத்தில.
சரிங்க. ஆமா. சரி. ம். சரி, சரி. ஓ! ம். ஓ! சரி நல்லா வக்கீல் மாரி பாயிண்ட்டா பேசிருக்கீங்க.
உடனே அவங்க <laughs> வாழ்கையில கத்துக்கிட்டது அது ஒண்ணு தான். யாருக்கு எதை சொல்லணுமோ, அத வெச்சு அத வாய் அடைச்சா தானே! இல்லாட்டினா எல்லாம் தொடர்ந்து நாம தான் தப்பு பண்ணோம். அப்டின்னு தான் பேசிட்டு இருப்பாங்க எப்பவுமே.
ம். கண்டிப்பா. ம் இது உங்களுக்கு திருமணத்துக்கு பிறகும் இதே கோட்பாடுகள் உதவியாக இருக்குதா?
அப்புறம் சரின்னு அதுவும் இது இல்ல, இல்ல. அது திருமணத்துக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நடந்துச்சு. என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கல்லூரியில நான் ஒரு 2 வருடம் வேலை பார்த்தேன். அவெய்ங்கே நம்ம போன நேரமோ என்னமோதான், அது முடியும் இந்த ஊதிய உயர்வுலாம் போட்டுக்கிட்டு இருந்தவனுங்க, என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 2 வருஷம் வேலை பார்த்ததுக்கப்பறம் 40000, 50000 சம்பளத்துக்கு எடுத்துட்டு போயிருவாங்க, சரிங்களா? என்னய எடுக்குறப்பயும் அது தான் சொல்லியிருந்தாங்க. நானும், "சரி 2 வருஷம் தான பல்ல கடிச்சுட்டு இருந்துருவோம். நாமளும் ஒரு 40, 450000 சம்பளம் வாழ்க்கைய பார்த்துறலாம்." அப்படினு சொல்லிட்டு இருந்தேன். 2 வருஷம் கழிச்சு காலேஜ்‌ல வந்து, "மாணவர்கள் சேர்க்கை கொறைஞ்சு போச்சு, அதனால ஊதிய உயர்வு கெடையாது" அப்படிட்டானுங்க.
சரி, சரி. ஆ. சரிங்க. அய்யய்யோ. ஆ.
நான் அப்டியே ஒரு மாரி நொந்து போய் உக்காந்துட்டேன். என்னடா நம்ம வர்ற நேரம் தான் இப்டி இருக்கா? அப்டின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படியே உக்காந்துட்டேன். அப்புறம் தான் எனக்கு இன்னொரு <clears throat> முக்கியமான விஷயம் என்ன வருது? அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா? பல வருஷமா நாம இந்த வேலைய புடிக்காம பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். இந்த 2012ல எங்க அப்பா போய் சேர்த்து விட்டதுல ஆரம்ப அதாவது நல்லா பேச வரும் எனக்கு, ஆனா வந்து பணம் வந்து ரொம்ப தேவைப்படும் இல்லைங்களா? இன்னைக்கு இருக்கிற உலகத்துல. "இப்படியே 2000 3000ட்டு இருந்தா, அது வந்து எந்த காலத்துல, எதுக்கு உதவும்?"அப்படிங்கிறதுனால, நான் என்ன முடிவெடுத்தேன் அப்படின்னா, "நான் வேலைய ராஜினாமா செய்ய போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தேன், சரிங்களா? ஆசிரியர் பணியிலிருந்து, இதுதான் நான் கடைசியா வேலை பார்த்த, ஆசிரியர் பணி இருக்க கல்லூரி அப்படின்னு முடிவு எடுத்துட்டு, <clears throat>
சரிங்க. ஆமா, ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. ம். ஓ! சரிங்க, சரி. நீங்க வேற வேலைய தேர்ந்தெடுத்துட்டு இந்த வேலைய விடலான்னு நெனச்சீங்களா? இல்ல சுயதொழில் ஆரம்பிக்கணும் ஓஹோ! சரி, சரி.
இல்ல, இல்ல நான் அப்படியே பொத்துன்னு விட்டுட்டேன் <chuckles> அ இல்ல அது சுயதொழிலா? வேற வேலைக்கு வேற வேலைக்கு தான் போணும்னு முடிவுல இருந்தேன். தொழில் ஆரம்பிக்கிறதுக்குலாம் ஒரு முதலீடு வேணும், இல்ல நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து தெரிஞ்சிருக்கணும். என்னன்னா அங்க வந்து இந்த சின்ன வேலைகள், புழுக்க வேலைகள்ன்னு சொல்லுவாய்ங்க பார்த்தீங்களா, அத முதற்கொண்டு வாங்குவானுங்க. பசங்கள போய் ஸ்டூடண்ட்ஸ் சோறு திங்கிறானுங்களா, மத்தியானம் சோறு சாப்பிடுறப்ப வாசலுக்கு வெளியில நின்னு அவனுங்களையே பார்த்துட்டு இருக்கணும். ஏன்னா அவிங்க சண்ட போடுறத தவிர்க்கணும். காலையில பார்த்தீங்க அப்படின்னா, ஷேவ் பண்ணிட்டு வந்தானா, டக்கிங் பண்ணிட்டு வந்தானான்னு பார்க்கணும். இது மட்டும் இல்லாம நோட்டீஸ் கொடுக்குறது முதற்கொண்டு எல்லா வேலையும் நம்மல பண்ண வைப்பானுங்க. ஒரு கட்டத்துல எனக்கு வெறுப்பாயிருச்சு. ஏன்டா தர்றது ஒரு புழுக்காண்டு சம்பளத்த கொடுத்துபுட்டு, நீங்க என்னடா காலையில இருந்து சாயந்தரம் முடிய அடிச்சிக்கிட்டே இருக்கீங்க. போதாக்குறைக்கு எல்லா சனிக்கிழமையும் வரணும். எல்லா ஞாயித்துக்கிழமையும் வரணும். <clears throat> தொடர்ந்து ஒரே டார்ச்சரு. அப்பறம் நான் ஒரு கட்டத்துல இது தொடர்ந்து நடக்குது, அப்படினு அட்மிஷன் போடலன்னு வேற திட்னானுங்க. நான் சரி இதுக்கு மேல இங்க இருந்தா நாம எவனையாவது கொல பண்ணிருவோம். இது <chuckles> நமக்கு ஒத்து வராது அப்டின்னு சொல்லிட்டு. நான் வந்து என்ன பண்ணிட்டேன் ராஜினாமா கடிதம் போட்டுட்டுதான் நான் சொன்னேன். இந்த முற நான் அவுங்க கிட்ட சொல்லல, கேட்கல, ஒண்ணும் பண்ணல போட்டுட்டு தான் சொன்னேன். ஆ அவ்வளோதா ஒரே அதிர்ச்சி, "முடிஞ்சு போச்சு, 30 வயசுல வந்து நீ வந்து வேலைய விட்டுட்ட. என்ன பண்ண போற? வேற கல்லூரிக்கு ஏதாவது போறயா?" அப்படின்னு. "இல்ல இந்த கல்லூரின்னு இல்ல எங்க போனாலும் இப்டித்தாந் இருக்கும். இனிமேல் நான் ஆசிரியர் பணிக்கே போல." அப்படின்னோடனே, அ ஸ் கேட்கவா வேணும், "என்ன பண்ண போற? ஒரு ப்ளானும் இல்ல, வேலையும் இல்ல கடன் இருக்கு." என் தங்கச்சியோட கல்யாண கடன் இருந்தது. அந்த கட்டத்தில,
ம். ஆமா, ஆமா. ம். ம். ஆமா, ஆமா, ஆமா. ம். <laughs> சரி, சரி. ஆ. ம். ம். சரிங்க. சரி, ஆ.
அத வந்து கட்டல. அது வேற இன்னும் ஒரு
உங்க குடும்பத்தோட பாரமே உங்க மேலதான் திணிக்கப்பட்டிருந்துச்சு இல்லீங்களா?
<laughs> ஆமா. சரியா சொன்னீங்க. அப்டிதான் இருந்துச்சு. நான் இருந்துட்டு சரி, ஓகே. அப்டின்னு சொல்டு நான் கேட்டாங்க என்ன பண்ண போறேன்னு, "தெரில. இனிமேல் தான் யோசிக்கணும்." அப்டின்னே. உண்மையிலே எனக்கு எந்த எண்ணமும் இல்ல. என்ன பண்றது? அப்டின்னு சொல்டு. ஏன்னா ஒரு நல்ல விஷயம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்தில வந்து, என் தங்கச்சிக்கு வேல கிடைச்சது. அவளும் சென்னைக்கு வந்தா. அப்பறம் நானும், அவளும் அதே வீட்ல வந்து தங்கியிருந்தோம். அதுக்கப்பறம் என்ன வந்துருச்சுனா, கோவிட் வந்துருச்சு. ஒரு 6 மாசத்துக்கு அதனால வந்து நான் வீட்ல <chuckles> வெட்டியா உட்காந்துக்கிட்டு, டிவி சீரியல் பார்க்க, இல்ல வந்து படம் பாக்க, அப்டின்னு ஒரு 6 மாசம் நான் என்னா என் தங்கச்சி வீட்ல இருந்து வேல பார்ப்பா, 2 பேரும் சமைச்சு சமைச்சு சாப்புட்டுட உட்காந்துகிட்டு இருந்தோம். அப்புவும் வந்து நீ வேலைக்கி போகாம இருக்க, இவ இப்டி தங்கச்சி தான் சம்பாதிக்கிறா! ஆச்சு பூச்சு அப்டின்னாங்க. அவ தான் சம்பாதிக்கிறால்ல. நான் இத்தன வருஷம் சம்பாதித்தேன்ல. என்ன பிரச்சன அப்டின்னு சொல்டு, அப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சு, ஒரு இ காமர்ஸ் நிறுவனத்தில ஒரு வேல கிடைச்சது. அதாவது, அவுங்க இன்ன முன்னாடி டீச்சிங்க்ல இருக்க, அதெல்லாம் வந்து கண்டுக்கல. அதுவும் இல்லாம அவுங்க எடுத்தோனே, ஒரு நல்ல ஊதியமோ ஒரு 35, 38,000 குடுத்தாங்க. ஏன்னா, நமக்கு ஆங்கிலத்தில கொஞ்சம், நல்லா பேச வரும். சரளமா பேச வரும். அதே சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் நல்லா சொல்லலாங்கிறனால, நேர்காணல் தேர்வுலயும் 1 பெண்மணி வந்தாங்க. அவுங்களும் வந்து கொஞ்சம் கேட்ட கேள்விகளுக்கு நாம சரியா பதில் சொன்னனால, அவுங்க அப்புறம் அந்த வேல வந்து கிடச்சது. இப்போ வந்து இவுங்களுக்கு ஒரே சந்தோஷம். எல்லாரும், "ஆஹா! பரவால்ல. ஒரு பெரிய வந்து பன்னாட்டு நிறுவனத்தில வேல கிடைச்சிருச்சு. சம்பளமும் நல்லா இருக்கு." அங்க போனீங்க அப்டின்னா மா
ம், ம். சரி, சரி, சரி. ஓ! சரி, சரி. ஆம், அஹா. ஆ. ஆ. ம். சரிங்க. சரிங்க. சரிங்க. சரி. ஆ. அது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் மாதிரிங்களா? சரிங்க.
ஆமா. ஒர்க் ஃப்ரம் ஹோம் Amazonல Amazon ஒரு கம்பெனி கேள்விப்பட்ருப்பீங்கல்ல. <clears throat> அதில தான் வந்து சேர்ந்தேன். அது வந்து வாரத்தில 5 நாட்கள் வந்து வீட் மட்டுந்தான் வேல. மீதி 2 நாள் வந்து விடுப்புதான். அதாவது, எப்பவுமே விடுப்புதான். சனி, ஞாயிறு அப்டிங்கிறது. அப்புறம் அது இல்லாம அந்த சம்பளத்தை தாண்டி நெறைய விஷயங்கள் வருது. அப்ப இந்த பாயிண்ட்ல என்னன்னா, இவுங்க எல்லா இடத்திலேயும் நான் எடுத்த எல்லா முடிவுகளுக்கும் வந்து வேணாம் வேணாம், வேணான்தான் சொல்றாங்க. அதை மீறி நான் ஒவ்வொரு முடிவு எடுக்க, எடுக்க, எடுக்க என்னோட வாழ்க்கையோட தரம் மேலே போய்க்கிட்டேதேன் இருக்கு. அவுங்களும் அதை சார்ந்த விஷயங்கள அனுபவிக்கிறாங்க. அதிலருந்து என்ன <chuckles> தெரியுதுன்னா, நாம எப்பயாவது ஒரு விஷயம் எடுக்கிறப்ப குடும்பத்தில எதாவது வேணான்னு சொல்கிறாங்களா நம்ம சரியான முடிவுதான் எடுக்கிறோம், அப்பிடிங்கிறத நாம தெரிஞ்சிக்லாம். ஆனாலும் கொஞ்சம் அகலக்கால் வைக்காம, இருக்கிறது நல்லது அப்டிங்கிறது என்னோட கருத்து. என்னோட விஷயத்தில ஓரளவுக்கு அது சரியா போச்சு. அதனால நான் அத தொடர்ந்து மேல வந்துட்டேன். பட் வ மத் எல்லா நேரங்கள்லையும் அந்தமாரி நடக்குமோ அப்டின்னா, கொஞ்சம் சந்தேகத்திற்கு உரியது தான். அதனால சூழ்நிலைகளுக்கு தகுந்தமாரி வந்து அவுங்க எடுக்கிற முடிவு என்ன சொல்றாங்கிறதையும் நம்ம கவனிக்கணும். எடுத்தெரிஞ்சு பேசாம, கொஞ்சம் பொறுமையா, நிதானமா கையாண்டுக்கிட்டோன்னா, இது நமக்கு நல்ல முறையில வழிவகு இந்த
சரி, சரி, ஆமாமா, ஆமா. சரி. சரிங்க. சரி, சரி. ம். ஆமா. <laughs> ம். ரொம்ப அழகா பகிர்ந்துகிட்டீங்க. எப்டி நீங்க இவ்வளத்தையும் கடந்து வந்தீங்க. அ பல எதிர்ப்புகள மீறியும் வந்துட்டு, எப்டி நீங்க நின்னீங்க. அதுல நீங்க எப்ரீ எப்டி வெற்றி அடஞ்சீங்கன்னு வந்துட்டு நல்லா பகிர்ந்துக்கிட்டிங்க. பகிர்ந்தமைக்கு நன்றி. மிக்க மகிழ்ச்சி.
உங்களுடன் பேசியதில் எனக்கும் மிக்க மகிழ்ச்சி. நன்றி.